இல்ல. அத தானே உங்களுக்கு வந்து மீடியாக்கள் வந்து சொல்லுது. அ மீடியாக்கள் சொல்லுது, அதுக்கு அறிவுரை சொல்றாங்க. அ நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல சொல்றாங்க. இந்தமாரி ஆடை போடுங்க! போடுங்க! நீங்க அழகாக ப தெரிவீர்கள். அ நீங்க அசிங்கமா இருந்தாலும் அழகா தெ தெரிவீங்க. பூ வைக்காதீங்க. பொட்டு வைக்காதீங்க. தலைய நல்லா விரிச்சு போட்டு போங்க. தலைய எப்பவுமே தலைய வந்து பின்னல் போட்டு போகாதீங்க. நல்ல டைட்டான ஜீன்ஸ் பேண்ட் போடுங்க, பெண் பிள்ளைகள் அப்பிடி போடுங்க. அதேமாரி டைட்டான வந்து டி ஷர்ட் போடுங்க. அப்பிடி போட்டு நீங்க போனீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கருப்பு நிறமாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், குண்டாக இருந்தாலும், நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு ஜவுளிக்கடை பொம்மை மாதிரி, ஒரு அழகான தோற்றத்தில் காட்சி அளிப்பீர்கள்! அப்பிடிங்கிறதுதானே இன்னக்கி வந்து சோசியல் மீடியா சொல்லுது. நீங்க அத அப்பிடி பாருங்க, ஆமா. அப்போ நம்ம அதில லயித்து போறோம்ல. அத பார்க்கிற ஒரு தாயும், தகப்பன் என்ன நினைக்கிறாங்க, "ஏய்! இப்பிடியா! நல்லா சொல்லுதே! அந்த சினிமால நடிக்க நடிச்ச ஒரு அம்மா அந்த விளம்பரத்தில இவள விஷயங்கள் சொல்லுதே! உடனே வா! நம்ம மகளுக்கு இத தான் வாங்கணும்."
ம். அ. <laughs> ஐயோ! <laughs> ஆ. ஆ. அ. <laughs> அ. <laughs> ஆமா, அ ஆமா. அதே தாங்க. அஹ. ஆ, அப்ப யார் தப்பு? அந்த அப்பா, அம்மா தப்புதானே! எதனா அப்பா, அம்மா இவுங்க தப்பு தான் அது. பெண் ஒரு பெண் குழந்தையுடைய பாதுகாப்பு எவ்ளோ முக்கியம்? அவ எவ்ளோ இந்த இது பிரச்சனை இல்லாம வளரணும், வாழ்க்கையில. அவளுக்கு இந்த, இந்த என்ன சொல்றது? அச்சம், மடம், நாணம் இதெல்லாம் வந்து தூக்கி போடு! பார்க்கிறத்து அழகு மாத்திரம் போதும் அப்பிடிங்கிறமாரி அந்த அம்மாவே அம்மா அணியிற உடையே வந்து ரொம்ப கஷ்டமாதாங்க இருக்குது.
எத்தனை பெற்றோர் இருக்கிறார்கள்.